ஓ! பரவாயில்லங்க. அவுங்க பிள்ளைக வந்து கலர், கலரா வந்து இட்லி ஊத்தி கலர் அதே கவர் பண்ணிட்டே நீங்க இருக்கீங்க.
ஆ. இல்ல. நமக்கு அது நல்லது தானே! உடம்புக்கு. சிறுதானியங்கள் எவ்வள சாப் ஆ இந்த வெள்ள சோளம்லாம் இருக்குல்ல. வெள்ள சோளம். அதில தோச செஞ்சா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஆனா அத ஊறவச்சி, நம்ம செய்யிறதான். முத நாளே ஊறவச்சிருவேன். அடுத்த நாள் நான் ஈவ்னிங் அரைக்கிறதுக்கு.
ஆமா, ஆமா. அது ரொம்ப நல்லதுங்க. ஆமா, ஆமா. ஓ! முத நாளே நைட் ஊற வச்சு மறுநாளு, சாயங்காலம் ஊற வைக்கணுமா?
அது நல்லா வந்து ஊறுன்னா, நல்ல டேஸ்ட் இருக்கு. நல்லா வந்து ஈசியா வந்து கிரைன் ஆயிடும்.
ஒ!
இல்லன்னா வந்து அது அந்த அளவுக்கு நமக்கு கிரைன் ஆகாம ஒரு மாதிரி ஸ்டிக்கியா ஒருமாரி இருக்கும். கொரகொரன்னு இருக்கும். அதுனாலே நம்ம ஊற வச்சு செஞ்சோன்னா, இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். அந்த மாதிரி சத்து மாவுக்குல்லாம் நான் அரைச்சு வச்சுருவேன். அ சத்து மாவு காலையில எழுந்தவுனே, இப்பல்லாம் வந்து இப்பல்லாம் பள்ளிக்கு போறதுனால என்னவோ! இட்லி தோசனாலும் அவ்ளோ நேரம் ஆகுதுல்ல.
அப்பிடிங்களா? ஆமாங்க. கண்டிப்பா.
அதனா சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 1/2 கப்பு வந்து சத்து மாவு கஞ்சி. அதில என்னென்ன சிறுதானியங்கள்லாம் சேர்க்க முடியும்? என்னென்ன நட்ஸ் லே எல்லான்னா சேர்க்க முடியும்? எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி மிஷின்ல குடுத்து அரைச்சு வச்சுட்டேன்.
ம். பரவாயில்லேங்களே! ஆமா அந்த ஒரு இட்லிக்கில்ல என்ன சத்து இருக்கும்? ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு குடு, குடு, குடுன்னு ஓடிடுங்க. நமக்கும் நேரம் இருக்காது. அப்பிடி இருக்கும்போது அந்த
ஆ, அதுதான் இப்போ, ஆ. இல்ல. அவுங்கள சொல்லியுமே பாவம் எழுந்துருவாங்க. ஆனா, சாப்பிட சொல்லும்போது என்னென்னா டைம் ஆயிடுச்சு நம்ம இவ்ளோ ட்ராஃபிக் ல போகணும். நேரம் ஆகுது அப்பிடிங்கிறமாரி நமக்குமே இருக்கு. நம்ம ஊட்டி விட வேண்டியதா இருக்கு. ஊட்டி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவனே சாப்பிட்ணுன்னு கஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், அவுங்களே எடுத்து குடிக்கிறா, குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லாவே!
ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா, ஆமா.